ஆ நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய வந்துட்டு, ஆ வேலைகள் வந்துட்டு செஞ்சுகிட்டே இருப்போம். நிறைய வந்து கத்துக்குவோம், நிறைய வேலைகள் வந்து தொடர்ந்து செய்வோம். அப்போ, செய்யிறப்போ ஒரு புதியதா ஒரு விஷயத்தில நம்ம வந்து முயற்சி செய்றோம் அப்பிடின்னா, அதில நிறைய தவறுகள் வந்துட்டு ஏற்பட்றதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, ஏனா, புதிய, புதியதா ஒரு விஷயத்த நம்ம செய்றோம் அப்பிடின்னா, அத, அதப் பற்றின வந்துட்டு அந்த பட்டறிவு நமக்கு இருக்காது. அப்போ, அதில ஏதோ ஒரு சமயத்தில ஏதோ ஒரு நேரத்தில ஒரு தவறுகள் செஞ்சுட்டோம் அப்பிடின்னா, அத வந்துட்டு அதில இருந்து நம்ம வந்துட்டு மீளணும், அந்த தவறை வந்துட்டு நம்ம சரி செய்யணும் அப்பிடின்ற ஒரு எண்ணம் நமக்கு எப்பவுமே தோன்றிட்டே இருக்கும். அப்பிடி ஆ உங்களுக்கு வந்துட்டு எதனா அந்தமாரி தவறுகள் நடந்து அத சரி செய்யணுன்ற எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு எழுந்திருக்குங்களா? அதப் பத்தி சொல்ல முடியுங்களா?
கண்டிப் கண்டிப்பாங்க, ரொம்ப அருமையாவே கே கேட்டீங்க, ஆ அப்பிடி பார்த்தீங்கன்னா, ஆ நிறைய வந்துட்டு தவறுகளின் அடிப்படையில தான் நிறைய பேரு வந்துட்டு வெற்றியும் காணுவாங்க, அந்த தவற வந்துட்டு மாற்றிக் கொள்ளவும் முயல்வாங்க, அப்போ, என்னோட வாழ்க்கையில வந்துட்டு, தவறுன்றது வந்துட்டு 1 நடந்துருச்சுனா, அடுத்த வாட்டி அந்த தவற வந்துட்டு நடக்காத அளவுக்கு நான் யோசிச்சு வச்சுக்கிட்டு ஒரு புரிதலோட எடுத்துக் கொண்டா தான் அந்த தவற வந்ட்டு மீண்டும் நான் செய்யிறதுக்கு வந்ட்டு, தவிர்க்க இயல முடியும். அப்போ, அந்த தவற வந்துட்டு நான் வந்துட்டு செய்யாம இருக்கணும், அப்பிடின்றப்ப, ஆ அந்த ஒரு வாட்டி செஞ்சப்ப அந்த தவற வந்துட்டு உணர்ந்து பார்க்கணும், என்ன மேரி தவறுகள நம்ம வந்துட்டு செஞ்சோம்? அந்த தவறுகள்லேருந்து என்ன மேரி பாடங்கள நம்ம கற்றுக்கொண்டோம்? அப்பிடின்றத வந்துட்டு நிச்சயமா யோசிச்சோன்னா மட்டும் தான், நம்மனால அடுத்த வாட்டி அந்த தவற வந்துட்டு செய்ய முடியாம இருக்க முடியும், அப்போ, அந்த தற்சமயத்தில அந்த தவறு வந்துட்டு திரும்பி நடக்கிற விகிதத்தில, அந்த ஒரு நிமிடம் வந்துட்டு நம்ம யோசிச்சோன்னா, இந்த தவற தான் போன வாட்டி செஞ்சோம், இத நம்ம திரும்பி செய்யக்கூடாது, செஞ்சோன்னா என்ன மேரி பலவிதமான ஆ பிரச்சனைகள வந்ட்டு மேற்கொள்வோன்றத நல்லா யோசிச்சு தான் நம்ம செய்யணும், இத நம்ம செய்யக்கூடாது, இத நம்ம வந்ட்டு அவாய்ட் பண்ணிர்ணும் அப்பிடின்றத கண்டிப்பா யோசிச்சு செஞ்சோன்னா, அந்த தவற திரும்பி செய்யிறதுக்கு நம்மளால முன்வந்து நிக்கவும் முடியாது, அத தவிர்க்கவும் முடியும். சரியா?
நிச்சயமா. நிச்சயமா. நிச்சயமா. இப்போ அ தவறு செஞ்சிட்டோம், அத வந்துட்டு சிந்திக்கணுனு சொல்ட்டு சொன்னீங்க. இப்ப அத மாற்றுவதற்கான வழி என்ன? அதற்கு என்ன பண்ணுவோன்னு நனைக்கிறீங்க நீங்க?
கண்டிப்பாங்க. அப்போ அந்த விஷயத்த வந்து மாற்றணுன்னா, நான் திரும்பி வந்துட்டு அந்த விஷயங்கள வந்துட்டு செய்றதுக்கு ரொம்பவுமே வந்துட்டு யோசிக்கணும். ஆ இப்ப நான் ஒரு வேலை வந்துட்டு செய்றேன் அப்பிடின்றப்போ, அந்த விஷயங்கள் வந்துட்டு எனக்கு தெரியாம இருக்கலாம் மொதல, மொதல நான் வந்துட்டு, ஆ செய்ய போறேன். அந்த விஷயத்த அப்பிடின்றப்போ, திரும்ப வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு அ செய்ய ஆரம்பிக்கப் போறேன் அப்பிடின்றப்ப, என்ன விஷயங்கள் அதில இருக்கும் உள்ளாறன்றது எனக்கு தெரியாது. தவறும் இருக்கலாம், சரியும் இருக்கலாம். அப்போ வந்துட்டு அத எல்லாத்தையும் நான் ஆராய முடியாது, செய்யிறதுக்கு முன்னாடியே. இப்ப செஞ்சா தான் அந்த விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப செய்யிறப்ப அதுலேருந்து வர தவறுகளையும் சரி. ஆ அதுலேருந்து வர சரியான விஷயங்களையும் சரி, நம்ம வந்துட்டு நல்லாவே புரிதலோடு எடுத்துக்கணும். எடுத்துக்கிறப்ப தான் வந்துட்டு அந்த தவறுகள்லருந்து என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு அதில கற்றுக்கொண்டு குடுத்துச்சு? அப்பிடின்றப்போ <inhales> அந்த தவறுகள வன்ட்டு நம்ம அடுத்த வாட்டி செய்யிறப்போ, இந்த தவறுகள அப்பிடியே வந்துட்டு தனித்துவமா எடுத்து வச்சிட்ணும். அதுலேருந்து வர சரிகள்ல வந்துட்டு எடுத்துக்கணும். ஆனா அந்த தவறுகள்லேருந்து தான் அந்த சரின்றதே வருன்றத நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறப்போ தான், அந்த தவறுகள அடுத்த வாட்டி செய்யாம அந்த சரியோட மட்டுமே நம்ம நல்ல விதமா வந்துட்டு செஞ்சு முடிக்கணுன்றத யோசிச்சு செஞ்சா தான், கண்டிப்பா வந்துட்டு அந்த தவறுகள் மறுபடியும் வந்துட்டு நடக்காதுங்க. அந்த விஷயங்கள கண்டிப்பா நம்ம தவிர்க்கவும் முடியும்.
நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப சிறப்பா வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா, அது அந்த தவறுகள கவனிச்சா தான் நம்ம வந்துட்டு அத சரிப்படுத்த முடியும் அப்பிடின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. இப்போ எதனா ஒரு சம்பவம் வந்துட்டு உங்க வாழ்க்கையில நடந்தத நீங்க சொல்ல முடியுமா? "இந்த மாதிரியான தவறுகள் நான் செஞ்சேன். அதற்கு அப்பறம் அத நான் வந்துட்டு உன்னிப்பாக கவனிச்சேன். அதற்கு அப்பறம் நான் திருத்திக்கிட்டேன்" அப்பிடின்றத உங்களால சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு வந்துட்டு என்னைக்காவது தான் ஒரு நாள் வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்குன்றப்போ, அன்னக்கி வந்துட்டு நான் வந்துட்டு, அ என் நண்பர்களோட போயி இந்தமாரி கிரிக்கெட் விளையாட்றது, கால்பந்து விளையாடுவது, இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருப்போம். அந்த நேரங்கள்ல என்னால போ முடியிறதில்ல. ஏன்னா, எங்க வீட்ல வந்துட்டு நிறைய சூழ்நிலைகள் காரணனால நிறைய வேலைகள் வந்துட்டு அடிப்படையாவே இருக்குன்றப்போ, அந்த வேலைகள் நான் தான் பார்க்குறமாரி இருக்கு, அப்பிடின்றப்போ அந்த ஒரு நாள்னாச்சும் எனக்கு வந்துட்டு நேரம் கிடைக்குமா? அ போ முடியுமா? படிப்பு நேரம் போக எல்லா நேரங்களும் வீட்லேயும் வேல பார்க்குறேன். ஆ சில நேரங்கள்ல வேலைக்கு வந்துட்டு பகுதி நேரங்கள்ல செய போயிட்றேன், அப்பிடின்றப்போ கிடைக்கிற ஒரு நாள்னனாச்சும் நம்ம இது பண்ணலாம்ன்னு பார்க்குறப்போ, வீடுகள்ல வந்துட்டு பல வேலைகள் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஆனா அத நம்மளால பண்ண முயல முயல முடியாது. அப்போ ஆ அவுங்கள்ட்ட பொய் சொல்லிட்டு தான் ஒரு விஷயத்த போறமாரி இருந்துச்சு. எங்க அப்பா, அம்மாட்ட பார்த்தீங்கன்னா, அ "இந்தமாரி நான் இந்த இடத்துக்கு போறேன், நான் அங்க போல" அப்பிடின்றத வந்துட்டு தெரிவிக்காம, அ "நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன் ஒரு வேலையா" அப்பிடின்னு பொய் சொல்றமாரி ஆயிடு அப்போ அதுலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் தவறு என்னன்னா, "அவுங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாது. நாளைக்கு ஒரு பிரச்சன நம்மளுக்கு வந்து நேரிடும்போது, அவுங்க தான் எல்லாத்துக்கும் நிப்பாங்க. நம்ம பெற்றோர்கள் தான் எல்லாத்துக்குமே நம்ம பக்க பலமா இருப்பாங்க" அப்பிடின்றப்போ, அவங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாதுன்ற ஒரு தவற வந்துட்டு உன்னிப்பா கவனிச்சி யோசிச்சேங்க. "அடுத்த வாட்டிலேருந்து இந்த தவற நான் சொல்லக்கூடாது, இதுக்கு தான் போறேன் அவுங்களுக்கு புரியலனாலும் புரிய வச்சுட்டு போவோம், ஒரு நாள் தான் எனக்கு கிடைக்குது, இந்தமாரி போவோம் அப்பிடின்றமாரி சொல்லி புரிய வச்சோன்னா, அவுங்க புரிஞ்சிப்பாங்க. அ வ ரொம்ப நாளா புரிஞ்சுக்கலன்றதுனால தான் நம்ம அந்த தவற வந்துட்டு பொய்யா வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுகிட்டு போறோம், தவறின் அடிப்படையில. இனிமே அந்த தவற நம்ம செய்யக்கூடாது. நம்ம போவோம் நம்ம சண்ட போட்டாலும் வந்து கூட புரிய வச்சுக்குவோம். நம்ம போணும் இந்த நேரத்தில. நம்மளுக்கும் ம மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன்றது கண்டிப்பா வேணும். அப்பிடின்ற ஓய்வுன்றது வேணும். இந்தமாரி போனா நல்லாயிருக்குன்றப்போ, நம்ம உண்மைய சொல்ட்டே போவோம்," அப்பிடின்ற அந்த தவற வந்துட்டு மாற்றி கொண்டேங்க.
ம். நிச்சயமா. ம். நிச்சயமா, நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப சிறப்பா வந்து சொல்லியிருந்தீங்க. ஏன்னா, நீங்க வந்துட்டு இந்தமாரி நம்ம ஒரு பொய் சொல்லி, அ ஒரு செயல வந்துட்டு செய்றோம். அத வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா, நம்ம பெற்றோர்கள் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்றவங்க. அவுங்கக்கிட்ட நம்ம உண்மையா இருக்கணுன்றத, உங்க அனுபவங்கள் வழியா ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. இப்போ சில நேரங்கள்ல வேலைகள்ல தவறுகள் ஏற்படும். அதாவது இந்த கவனக்குறைவினால் தவறுகள் வந்துட்டு ஏற்படும். அந்த கவனக்குறைவுகளினால் ஏற்படுற தவறுகள் வந்து, நம்ம எப்பயும் வந்துட்டு சரி செய்யலான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா, இப்போத எதோ ஒரு வேல செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா, வேற எதோ ஒரு வேலை, இந்த ர 2 அ ஒரே நேரத்தில 2 வேலைகள் செய்யக்கூடிய அந்த சூழல்கள் ஏற்படும். இப்போ, ஒரு வேலைய நல்லா சிறப்பா செய்ய முடியும். இன்னொரு வேலைய வந்துட்டு, எதோ அ கொஞ்சம் வந்துட்டு ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். இப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல எல்லாம் தவறுகள் வந்துட்டு ஏற்படும். அத நீங்க எப்பிடி பார்க்குறீங்க?
உண்மையாங்க. ஆ அந்தமேரி விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு, நான் பகுதி நேரங்கள்ல வந்துட்டு, உணவகத்துக்கு வேலைக்கி போயிடுவேங்க. அப்போ அந்த நேரங்கள்ல எனக்கு படிப்பு சுமைகளும் கொஞ்சம் இருக்கும். அந்த சாய்ந்திர நேரங்கள்ல ப க கல்லூரி போயிட்டு வந்து, அந்த பகுதி நேரங்கள்ல வேலைக்கி போகும்போது, எனக்கு வந்துட்டு கல்லூரியில உள்ள வேலைகளும் நான் செஞ்சாகணும். வேலைக்கும் நான் போணும், பகுதி நேரத்தில, உணவகத்துக்கு. அப்பிடின்றப்போ, என்னால 2 வேலையும் செய்ய முடியாதுன்றப்போ, ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான நாளு, அடுத்த நாளே, நம்ம அந்த விஷயத்த வந்துட்டு செஞ்சுட்டு போய் கல்லூரியில குடுக்கணுனா, அந்த ஒரு நாள் வந்துட்டு, நம்ம விடுமுறை எடுத்துக்கிட்டு, உரிமையாளர்ட்ட சொல்லிட்டு, அந்த விஷயங்கள செஞ்சு முடிக்கலாம். அப்பிடின்றப்போ அந்த விஷயத்த முடிச்சு, அடுத்த நாள் கூட அந்த உரிமையாளர்ட்ட போயிட்டு பேசிட்டு, உணவகத்தில வந்துட்டு போய் நம்ம வேலைய பார்க்கலாம். அந்த விஷயங்கள ஒரு, ஒரு விதமா வந்துட்டு தனித்துவமா செய்யலாம். இல்ல, 2ம்மே வந்துட்டு திடீர்னு நம்ம வந்துட்டு உணவகத்துக்கு போயிட்டோம். கல்லூரியிலேருந்து இந்தமாரி அழைப்பிதழ் வருது, கண்டிப்பா பண்ணி, நாளைக்கு எடுத்துட்டு வரணுன்றாங்க அப்பிடின்றப்போ, ஆ கல்லூரி ஆசிரியர்கள் வந்துட்டு நமக்கு நிலைமைய வந்துட்டு புரிஞ்சு கொள்ளு அ உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா, அவுங்கள்ட்ட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள வந்துட்டு எடுத்துரைக்கலாம், சொல்லலாம். இந்தமாரி பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு நாளைக்கு வர்றத்துக்கே, கல்லூரிக்கு வர்றதுக்கே காசு இல்லாத சூழ்நிலைனால தான் பேருந்துக்காக நான் இங்க வந்துட்டு வேலைக்கு வந்திருக்கேன். அப்பிடின்னு சொல்றப்ப, புரிந்து கொண்டார்கள்னா, இந்த வேலைய நம்ம பார்த்துட்டு இந்த காச எடுத்துக் கொண்டு போயி, அங்க எதாவது நேரங்கள் கிடைச்சுதுனா, அங்கேயே கூட முடிச்சு குடுக்கலாம். இல்லாட்டி நான் நாளன்னைக்கி வந்துட்டு, வந்துட்டு அத வந்துட்டு சப்மிட் பண்றேன், அப்பிடின்றமாரி விஷயங்கள கூட சொல்லலாங்க. இந்தமேரி விஷயங்களும் வந்துட்டு கண்டிப்பா மாற்றிக்கொண்டு அ ஒரு, ஒரு வேலையில வந்துட்டு ஒரு எப்பிடி சொல்வது? ஒரு பேலன்ஸான விஷயங்கள வந்துட்டு எடுத்துட்டு போலாம்.
நிச்சயமா. உண்மைதாங்க. நிச்சயமா. ஓ! நிச்சயமா, நிச்சயமா. அ அத சிறப்பா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா, ஒரு இடத்தில வந்து, நமக்கு கொஞ்சம் இந்தமாரி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் இருக்கிற இடத்தில, நம்ம அத கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு, அவுங்கள கொஞ்சம் புரிதல அவுங்ளுக்கு ஏற்படுத்தி, இன்னொரு ஒரு வேலைய செஞ்சு முடிச்சிட்டு, மறுபடியும் மீண்டும் போய் அந்த வேலைய செய்யலாம். அப்பிடின்ற அந்த ஒரு சமநிலை அந்த வேலைகள்ல அவை இருக்கணும் அப்பிடின்றத ரொம்ப சிறப்பா வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆ இப்போ என்னன்னா, ஒரு புதிய ஒ அ இந்த மாரி அந்த அம். அ அறியாமையினால் செய்ற த தவறுகள் சரிங் அ இதுவா இருக்கும். இப்போ ஒரு சூழ்நிலையின் காரணமாக, ஒரு தவறுகள் வந்து செய்றப்போல ஒரு சூழல் வந்துரும். அ இப்ப திடீர்னு வந்துட்டு, ஒ அ நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க, உணவு பரிமாற போயிருக்கிறப் போற வேல இருக்கு. இல்ல உணவகத்தில வேல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. திடீர்னு வந்துட்டு இப்ப அங்க ஒரு யாரோ ஒருத்தர் வரல. ஆ ஒரு உணவு சமைக்கிறவங்க வரல. அந்த நேரத்தில நீங்க போய் சமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த நேரங்கள்ல உங்களால வந்து அந் அவரளவுக்கு சமைக்க முடியாது. ஆனாலும் ஓரளவுக்கு நீங்க வந்துட்டு ஏதோ முயற்சி பண்றீங்க. அப்ப அந்த நேரங்கள்ல சிறிய, சிறிய தவறுகள் வந்து ஏற்படும். ஆ ஆனா, அத வந்து தவறுகள்ன்னு சொல்றதா? இல்ல வந்து இல்ல, நம்ம அந்த சூழல சமாளிச்சோன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அது தவறுதல்ன்னு கூட சொல்லலாம், ஏன்னா எனக்கு அந்த விஷயங்கள்ஸ் தெரியாதுன்றப்போ, அந்த விஷயங்கள்லாம் நான் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குன்றப்போ, ஒரு சில விஷயங்கள் தான் நான் கவனிச்சிருக்கேன் இத்தனை நாள் வேலைக்கு போய் அதை நான் செஞ்சுதான் ஆவணும். இன்னைக்கு அவர் வரல அந்த ஆள் வரல, வேலைக்கான ஆள் அப்படின்றப்ப, அத செய்ய வேண்டிய நேரத்தில நான் செஞ்சுதான் ஆவணும், அப்போ எனக்கு வன்ட்டு ஆ உப்பு கூட க அதிகமா போலாம், இல்ல காரங்கள் கூட அதிகமா போலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள் அதிகமா போயிலாம், அதோட சுவை மாறிட்டுனா, வார வர வாங்க வர எல்லா மக்கள்களும் வந்துட்டு அந்த சுவைக்கு தான் ஏற்றது வாங்க வருவாங்க, அவங்களுக்கு புடித்த மாரி இருக்கு இந்த உணவகத்தில அப்படின்றப்ப, மாறிடுச்சுனா அந்த ஒரு நாள் வந்துட்டு நிறைய விஷயங்கள மாத்திடும். அப்போ நம்ம வந்துட்டு, அந்த உரிமையாளர்ட்டியே வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த வராத ஆள வச்சு நம்மளை செய்ய வைக்கிறாங்கன்றப்போ, அதுக்கான அளவுகோல்கள, என்னென்ன மசாலாக்கள அதில போடணும், என்னென்ன விஷயங்கள காய்கறிகள் அதில சேர்க்கணுன்றத அளவோடு நம்ம கேட்டு செஞ்சுக்கிட்டோனா, அவங்கள பக்கத்தில வச்சுட்டு, கண்டிப்பா அந்த விஷயம் தவறாவே போய் முடியாது. அப்போ நம்ம கேட்டு செய்யலாம், அந்த இடத்துல கூச்ச நாச்சம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த விஷயம் தவறா போயிடுச்சுன்னா, நம்பளுக்கு தான் நாளைக்கு பெரிய பிரச்சனைன்னு இருக்கும், கேட்டு அறிந்து கொண்டு செய்றதில எந்த விஷயமும் பிரச்சனை ஆவாதுங்க, நம்பளா செய்றோன்ட்டு செய்ய போய், ஒரு ஆர்வத்தோடு செஞ்சோம் அதில தவறு ஏற்பட்டுருச்சுன்னா, பல விதமான பிரச்சனைகள நம்ம வன்ட்டு சந்திக்கிற மாதிரி தான் ஆயிடும். அப்போ நம்ம கேட்டு செஞ்சு செய்றதே வந்துட்டு முழுமையாவே வந்ட்டு ஒரு நல்ல விஷயத்த நம்பளுக்கும் கற்று குடுக்கும், எப்டி செய்யணுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஒரு பாராட்டும் கிடைக்கும். அந்த தவறு வந்துட்டு கண்டிப்பா அ அழிக்கப்படும். ஆ அந்த தவறே இல்லாத அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாங்க அந்த விஷயத்த.
ம். நிச்சயமா. நிச்சயமா அ ரொம்ப சிறப்பா வந்து அத சொல்லிருந்தீங்க. ஏன்னா, இந்த மாதிரி பதில் நான் எதிர்பார்க்கல. ஏனா, ஆ அந்த ஒரு செயல நம்ம செய்யனும் அப்படினா, அத நம்ம கேட்டு, தெரிஞ்சு, அதுக்கு அப்புறம் அத அறிஞ்சு செய்யலாம். ஏனா, சூழல் காரணமாவும் நம்ம அதில தள்ளப்பட்றோம். ஆ தள்ளப்பட்டாலுமே வந்துட்டு அத நம்ம நம்மளா நமக்கு தெரிஞ்சது செய்யாம, கேட்டு அறிஞ்சு அத வந்து செய்யனும் அப்படின்றது ரொம்ப வந்து சிறப்பா சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே இந்த ஆரம்ப கட்டத்தில இருந்தே, நீங்க சொன்ன ஒவ்வொரு செய்திகளுமே வந்துட்டு கவனிக்கிறப்போ, ஆ நம்ம வந்து முதல்ல வந்து கவனிக்கனும், நம்ம செய்ற தவறுகளை வந்து கவனிக்கனும். இந்த தவறுகளின் வழி நம்ம என்ன வந்துட்டு அடுத்த கட்டமா வந்துட்டு அந்த தவறுகள திருத்தி, திருத்தி கொள்வதற்கான வழி அந்த தவறிலேயே இருக்கு. அப்போ, ஒவ்வொரு தவறுகளையுமே வந்து உன்னிப்பா கவனித்தோம் அப்படினா, அதற்கான வழி அதற்குள்ளேயே இருக்கு அப்படின்றது ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. அதே போல, அந்த அந்த க தவறுகள் வந்துட்டு தொடராம இருக்கறதுக்கு நம்ம அந்த அதை கவனித்து, அதை அந்த கவனிக்கிறதில தான் அதற்கான பதில் வந்துட்டு உருவாகுது. அந்த பதிலைக் கொண்டு அந்த தவறுகளை நாம் திருத்திக்கொள்ளலாம். இதே நேரத்தில சூழல்களின் காரணமாக ஏற்படுற தவறுகள், அந்த தவறுகள எல்லாம் நம்ம வந்துட்டு எப்டி சரி செய்றதுன்றதைப் பத்தி சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய வீடுகள்ல நீங்க, நீங்க செய்ற தவறை வந்துட்டு எப்டி நீங்க திருத்திக்கொண்டீங்க, என்றத ரொம்ப வந்துட்டு அழகா வந்துட்டு சொல்லி இருந்தீங்க. இது மட்டும் இல்லாம இப்போ இப்ப சொன்னத, இந்த இறுதி இறுதியில வந்து சொல்லி இருந்தீங்க, இந்த மாரி ஒரு சூழல் காரணமா ஏற்படுது, நம்ம வந்துட்டு ஒரு இடத்தில சமைக்க வேண்டிய சூழல் ஏற்படுறப்போ கூட நம்ம வந்துட்டு தானா வந்துட்டு அத செய்யக்கூடாது. நம்ம கேட்டு அறிஞ்சு, அத தெரிஞ்சு வந்துட்டு செய்யனும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையா இருந்துச்சு. ஆ ரொம்ப சிறப்பா வந்துட்டு, உங்களுடைய இந்த தவறுகளிலிருந்து நாம் மீண்டு வந்துட்டு அதை மாற்றிக் கொள்வதற்கான செய்திகளைப் பற்றி ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க, அ உங்களுடன் பேசியமைக்கு மிக்க நன்றி!
கண்டிப்பாங்க. உங்க கூட பகிர்ந்து கொண்டதிலும் எனக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி!
மிக்க நன்றி! நன்றி!